<laughs> அந்த
ஆ, பாருங்க உங்க வீட்டுக்கார் உங்களுக்கு கறியும் கிளீன் பண்ணி குடுக்குறாரு, ஆ டீயும், ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி போட்டுட்டுந்து குடுக்குறாரு. நீங்க குடுத்து வச்சவங்க, இல்லையா?
ஏங்க, நம்ம ஒரு ஒரு ஊருக்கு போணுன்னு நெனைக்கிறோம், நெனைக்கும்போது என்ன பண்ணுவோம்? அந்த வண்டியில வந்து நம்ம வந்து பெட்ரோல் ஊத்துவோமா? இல்லையா?
ம். ம். கண்டிப்பாங்க. ஊத்தாம எப்படி வண்டி நகுரும்?
அப்போ ஒரு வாரம் முழுக்க ஒரு மனைவி ஓடனும்னா, ஒரு நாளாவது ஒரு பில்டர் காஃபி போட்டு குடுக்க கூடாதா? <laughs> அ <coughs> அப்ப அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு, நாங்க வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அந்த பில்டர் காஃபி குடிக்கும்போது எப்படின்னா நாங்க வந்து வெளிய வந்து இந்த பால்கனியில வந்து நிறைய இது நாற்காலிகள போட்டுருவோம்.
<laughs> சரிங்க. சரிங்க.
ஆ ஏங் குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் தான் இறைவனுக்கு நன்றி. அதுல வந்து என்னுடைய ஆ மாமியாரு, என்னுடைய ம மகன்கள், என்னுடைய மகள், நானு, என்னோட கணவரு எல்லோருமே சேர்ந்து அங்க உட்காந்துருவோம். உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வந்து அவங்க எங்க மனசுல இருக்கிற கதைகள் பழைய கத, புதிய கத, காலேஜ் கத, ஸ்கூலு கத இது எல்லாத்தையும் உக்காந்து இந்த ஊர் வம்பு வெளிய எதுக்கு போய் பேசணும் பிரச்சனையாமேன்னு சொல்லிட்டு, எங்களுக்குள்ளேயே இந்த ஊர் வம்பு பிரச்சனைய முடிச்சுக்குருவோங்க.
சரிங்க. ம். ம். ம். அவங்க இப்படி, இவங்க இப்படி, அங்க இதாச்சாம், இங்க இதாச்சாம் அப்படின்ட்டு, ஆ
<laughs> ஆ, அது எல்லாத்தையும் முடிச்சோம்ன்னு வைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயகோ! நைட்டாக போகுதேன்னு ஒரு பயம் வந்துரும்.
ம். ஏன்னா, அடுத்த நாள் விடிஞ்சா திங்கக்கிழமை.
ஆமாங்க. ஆ, சரி, இரு
ஓ! <laughs> எல்லாத்துக்கும் அதே கவல தாங்க. எல்லாத்துக்குமே அதே கவல தான். இந்த ஒரு படத்தில வரும் இல்லைங்களா? வை வை ப்ளட் சேம் ப்ளட் அதே கத தான். ம்.
சேம் ப்ளட் <laughs> ஆ, அதேதாங்க. காலையில எழுந்திரிச்சுக்கணுமே அப்போ, அதுக்காக என்ன பண்ணுவோம் நாங்க, அந்த பேச்செல்லாம், அந்த ஊர்வம்பெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி சின்னதா வந்து கடவுளுக்கு ஒரு பிரார்த்தன, எல்லாருமா சேர்ந்து குடும்ப பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்கும்.
ம். ம். ஓ!

சரிங்க, ம்.
அப்புறம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு படம் பார்க்கலாமே அப்டின்னு தோணும்.
ம். சரிங்க. <laughs>
ஆ. <laughs> இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா ஸ்ட்ரிக்ட்டா வந்து அந்த நேரத்துல வந்து கண்டிஷன் போட்டுர்றது. நீ வந்து இன்னைக்கி ராத்திரி படம் பார்க்கணுன்னா, காலைல கரெக்ட்டா எழும்பணும். உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க கூடாது, அப்டின்னு சொல்லுவோம். அந்த புள்ளையும் எவ்ளோ ஒழுங்கா கேட்டுக்குன் தெரியுங்களா? ஆ சரிம்மா நீ <laughs> இல்லைங்க அததான் தான் நாம நம்பிட்றோம்னு சொல்லலாம். அது நம்பிர்துன்னு சொல்றத விட. சரின்னு நம்மளும் நம்பி போட்டு விட்டுர்றோம். சரி பாரு நிம்மதியா பாரு படத்த. என்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு விட்டுர்றோம். போட்டு விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த படம் போக போக ஒரு 12:30 1:00 மணி வரைக்கும் ஓடிருது. அ ஆ ஓடுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால தூங்கவே முடியும். அந்த தூக்கத்த அப்டியே மயக்கத்துல நாங்கல்லாம் தூங்கி போனதுக்கப்புறம், காலையில எழுப்பி விட்டா எழும்புமா, இருந்து எழுந்துர்துச்சு எழுந்துர்ச்சு "நீ தான் சொன்னியேடி காலையில் எழுந்திருப்பேன்னு என்னடி இப்படி பண்ற?" நான் எப்ப சொன்னேன்கிற மாதிரியே கேட்குது. <laughs>
சரி. சரிங்க. சரி, சரி, ம், ம். ம்ஹ்ம். நம்பிடுது நம்பிடுது உங்கள. <laughs> அ. ஆஹ. சரிங்க. அடடா! ம். ம்ஹ்ம். ம். <laughs> <laughs> அப்டியே உங்களுக்கு தலைல்லாம் சுத்தி, எங்கேங்கேயோ நினைவுகள் எல்லாம் போயி, ஒரு நிமிஷம் அந்த ஒரு மறதின் மறதி நமக்கே வந்துருச்சா? அப்டின்னு நெனைக்க தோணும் உங்களுக்கு.
ஆமாங்க. அவ்ளோ இது இது இது எல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழம இல்ல. பல ஞாயிற்றுக்கிழம. போன வாட்டி நீ இந்த மாதிரி தானே பண்ணியேன்னு சொன்னா கூட, அந்த கொழந்தைங்களுக்கு அது புரியாது. நே அந் ஆ அந்த நேரத்துக்கு இது வேணும். அப்டிங்கிறத அவங்க கேட்டுர்றாங்க நம்ம குடுக்கவும் செஞ்சுர்றோம். அப்ப அந்த மாதிரி எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு தினத்த, நாங்க இந்த மாதிரி வந்து செலவிடுவோங்க.
ம். <laughs> மாட்டாங்க. ம். அதாவது